ஓ! சரி, சரி. இப்ப வந்து அதே போல வந்துட்டு இந்த பள்ளி இல்லல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சில டைம் நமக்குன்னு ஒரு ஃபேவரட்டு ஆசிரியர் அப்படின்டு இருப்பாங்க. எதுனாலும் அவங்க கிட்ட கலந்து உரையாடி நம்ம சில முடிவுகள் எடுக்கலாம். படிப்புல ஐயும் சரி நம்மளுடய பெர்சனல் க்ரோத்லயும் வந்து சரி. அந்த மாதிரி உங்களுக்கு இருந்தாங்களா? அப்படி இல்ல அந்தப் பட்சத்துல நீங்க எப்படி வந்து வளத்துக்கிட்டீங்க?
ஆமா. இல்ல நீங்கச் சொல்ற மாதிரி என்னோட 9 ஸ்டாண்டர்ட்ல எனக்கு என்னோட மேக்ஸ் டீச்சர் தான் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எல்லா இந்த சப்ஜெக்ட் இல்ல. அ எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கற அளவுக்கு என்ன ஃபுல்லாவே அவங்க தான் கைடு பண்ணாங்கன்னே சொல்லலாம்.
சரிங்க.
ஆனா, அவங்களுக்கு என்னன்னா, அவங்க சிச்சுவேஷன் அவங்க வந்து ட்ரான்ஸ்பர் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதே இன்ஸ்டிடியூட் வேற இடத்துல வந்து ட்ரான்ஸ்பர் வாங்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு என்னன்னா அ, ஆ. நாம அடுத்த இயர் வந்து 10 போகப்போறோம். நாம வந்து போர்ட் எக்ஸாம் எழுதணும். அம் நம்ம ஒருத்தங்க கிட்ட இப்ப அப்டியே பயணம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இல்லன்னா ஒரு மாரி இருக்கும்ல.
ஓ! சரி, சரி. அப்ப ரொம்ப மிஸ் பண்ணிருப்பீங்க அவங்கள. <smacks lips> ஆமா. ஆமாம்மா.
அ, அப்ப இ வேற யாராவது கிடப்பாங்களாங்கற மாதிரி நம்ம மனசு இன்னுமே தேடும் அவங்களே தேடிட்டுருந்துது. அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னா, நம்ம இருக்குற இப்ப அவங்க இல்லவே இல்ல. அந்த மேம் இல்லவே இல்லன்னு, நம்ம மனசுக்குள்ள சொல்றதுக்கே கிட்டத்தட்ட நாட்கள் ஆயிடுச்சின்னு வச்சுக்கங்க.
சரிங்க. ஆ, ஓகே, ஓகே. அவ்ளோகளவு அ இதாயிருச்சு. ம்.
அவங்க ஆனா, தொ அ தொலைபேசியில பேசுவாங்க. "நீ வந்து படிம்மா. நான் இந்த மாரிதான் இருக்கேன். உனக்கு என்னவா இருந்தாலும் கேளு" அப்படின்னு. ஆனா நமக்குத் தெரியும்ல. அவங்க என்னந்தாலும் அவங்கள இதுக்கப்புறம் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க புதுசா அவங்களும் ஒரு இடத்துக்குப் போறாங்க அப்படின்னு. எங்க அப்பால்லாம் "நீ ரொம்ப தொல்ல பண்ற அவங்கள, உன்ன சின்னதிலலேந்து பாத்துட்டு இருக்கதுனால அவங்க வந்து இதுவரைக்கும் வந்துட்டாங்க," அப்படிங்கற மாதிரி என்ன சொன்னாங்க. அப்போ எனக்குமே கொஞ்சம் புரிதல் இருந்தது. நம்ம பெரியவங்களாயிட்டோம் அப்படிங்கற மாதிரி. இனிமே அவங்கள தொல்ல பண்ணக்கூடாது, அதிகமா அப்படின்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, நான் உனக்கு எல்லாமே சொல்லிக் குடுத்துருக்கேன். நீ வந்து இப்பயே எக்ஸாம் வச்சாக் கூட நீ வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணுவ. நீ பயப்படவே தேவைல்ல அப்படிங்கற மாதிரி எனக்குப் போன்லலாம் சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து அவங்க கிட்ட ட்யூ அ.
ஆமாம்மா. சரி. ஆ. ம். சரி, சரி. உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்கா சொல்லிப் பேசியிருக்காங்க.
ஆனா ட்டுயூஸன்லயும் இருப்போம். ஸ்கூலயும் இருப்போம். அ எனக்குத் தெரிஞ்ச அம்மா அப்பால்லாம் இல்லாத நாட்களல்லாம் நாங்க அதிகமா இருந்துருக்கேன்.